நம்ப வாழ்க்கையில இந்த கற்றுக்கொள்ளல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. அதே மாரி இந்த சின்ன வயசுலங்க, சில விஷயத்தெல்லாம் நம்ப கற்றுப்போம். அது வந்து இப்பயும் நம்ப வாழ்க்கைக்கு வந்து பயன்படுதா? அது மாரி உங்க வாழ்க்கையில வந்து, "சின்ன வயசுல நான் இதை கத்துக்கிட்டேன். இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையில நான் இத பயன்படுத்திகிட்டுருக்கேன்." அப்டின்ற, மாரி உங்களுக்கோட வாழ்க்கை அனுபவம் எதுன்னா இருக்குங்களா?
கண்டிப்பாங்க. எனக்கு சின்ன வயசுலருந்து வந்து அ மி மு மிகப்பெரிய ஒரு விஷயத்தயே நான் வந்து கத்துக்கிட்டேன்னு தான் நான் சொல்வேன். அது என்னன்னு பாத்தீங்கணா, ஆம், அப்டி என்ன நடந்துச்சுனா, என்னோட தொடக்க கல்லி கல்வியில இருந்தே வந்து, அ எ எங்க அம்மா, அப்பா வந்து வேலைக்கு வந்து போயிருவாங்க. வீட்ல அந்த அளவுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. நானும், எங்க அண்ணனும் மட்டும் தான். அப்போ வந்து வீட்டுல அந்த அளவுக்கு சமைக்கவும் மாட்டாங்க. ஒரு பசி போராட்டம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா, அக்கம் பக்கத்துல இருப்பாங்க. எங்க அம்மாச்சி இருப்பாங்க. எங்க அம்மாச்சி வந்து, அவங்க சமைக்க முடியாது. அதுனால சித்தி, பெரியம்மா அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து குடுத்துருவாங்க. அ அப்டிதான் போயிட்டுருந்துச்சு. இ நான் வந்து இப்ப காலையில வந்து இப்ப பள்ளிக்கலாம் நான் கிளம்புறேன், அப்டின்னு இருந்துச்சுனா, வந்து காலையில எங்க அம்மா காசு குடுத்துட்டு, போய் ஹாட் பாக்ஸில போய் நான் மொத ஆளா போய்ட்டு, இந்த அ பக்கத்து தெருவுல வந்து இட்லி விப்பாங்க 1 பாட்டி. அவங்க வீட்டுல போய் நின்றுவேன். அங்க போய் அவங்க அரைச்சு முடிச்சு, அவங்க வேலையெல்லாம் முடிச்சு கடைசியா தான் எனக்கு வந்து தருவாங்க. 20 இட்லி இது மாரி வாயின்ட்டு வந்து அதையேதான் கட்டிகிட்டு போயிட்டு, அதையே அங்கேயே சாப்பிட்டு, மதியத்துக்கும் அதேதான் எங்களுக்கு, நானும், எங்க அண்ணனும். அப்டி வந்து போயிட்டு அப்டிதான் மதியம் போய் அங்க உட்காந்து அ பள்ளிலலாம் சாப்பிடுவோம். எப்போதுமேங்க! 1 நாள் கூட நாங்க வந்து சாப்பாடே வந்து நாங்க சாப்பிட்டதே கிடையாது.
அப்டிங்களா? ஆ. சரிங்க. ம். ஆ. ஓ! சரிங்க. ம். ஆ. சரிங்க. இப்ப 2 பேருமே வந்து வேலைக்கு போயிடுவாங்களா?
ஆமாங்க. 2 பேருமே. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்ட சூழ்நிலை எங்க வீட்ல. ஒரு ரூ.150 வீடு அப்படின்ற மாதிரி தான் நாங்க இருந்தோம். அப்பன்னா பார்த்துக்கோங்க எவ்ளோ கஷ்டோன்னு. ரொம்ப இதா தான் இருந்துச்சு. ம். ஆமாங்க. அப்ப வந்து இப்படியேதான் போயிட்டுருந்துச்சுன்னு எனக்கும் ஆசையா இருக்கும் ஒரு நாள் வந்து என் என் சித்தி வீடு பக்கத்தில தான் இருக்கும். அவங்க வீட்டுக்கு என் தங்கச்சிய வந்து கூப்பிட போனேன், "வா ஒண்ணா போலாம்." அப்படின்னு. பள்ளி அவங்களுக்கும் ஒரே பள்ளிதான், இப்படி போறப்போ இப்ப அவங்க வீட்ல போய் பார்க்குறேன் காலையில உணவு சப்பாத்தி அப்படின்னு போட்டுருக்காங்க. மதியத்துக்கு சாப்பாடு, சாம்பாரு, கூட்டு, பொரியல் அப்படின்னு போட்டு அதுக்கு கட்றாங்க. எனக்கு அத பார்க்கவே ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஏன் நம்ம வீட்ல மட்டும் வந்து அ வந்து சாப்பாடே ஒண்ணு இல்லாம இருக்குது அப்படின்னு நெறைய இது வந்து வருத்தப்பட்டேன். அந்த இடத்துல கா இத்தனைக்கும் சொந்தக்காரங்க தான். குடுப்பாங்க ஒரு சில நேரத்தில ரொம்பவே அவங்கள்ட்ட போயி அ இதாக இருக்கும்ல எப்படி கேட்கவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது. நான் எதுவுமே கேட்டுக்க மாட்டேன்.
ஆ. ஓ! அப்படிங்களா? சரிங்க. ஆ. ஆ. ம். ஆமா. நம்மளுக்கும் ஒரு மாரி இருக்கும். நம்ம கேட்டா என்ன நினைப்பாங்கன்ற மாரி. ஆனா உள்ளுக்குள்ள ஆசை இருக்கும். ஆனா நம்ம வெளிய காட்டிக்கமாட்டோம்.
ஆ. ஆமாங்க. அதே மாரிதான். ம். அப்படிதான் இருக்கும். அப்புறமேட்டு எங்க அம்மாச்சிக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் குடுப்பாங்கல்ல? நான் சாயந்தரம் வெப் போ எப்போவுமே சாயந்தரம் வந்து நம்மளுக்கு பசிக்கும்ல? அப்போ கூட எனக்கு எங்க வீட்ல வந்து ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப மோசமா இருக்கும். தீனி கூட இருக்காது. அப்ப நான் அம்மாச்சி வீடு பக்கத்தில தான் அம்மாச்சி வீடு, அங்க போயிருப்பேன். அவங்க மெனக்கட்டு போயிட்டு, எனக்காக போய் கடையில போய் தீனி வாங்கிட்டு வருவாங்க. அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு வந்து இந்த பெரியம்மா, சித்தியலாம் சாப்பாடு குடுத்தாங்க பார்த்தீங்களா? அது வந்து எனக்கு அவங்க நைட்‌டு கூட வச்சுக்காம, எனக்கு வந்து பகிர்ந்துக்குவாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கும். இல்ல அம்மாச்சி வேணாம் நீனே சாப்பிடு அப்படின்ற மாரி சொல்லுவேன். இல்ல, நீ சாப்பிடு எவ்ளோ நாள் வந்து நீ பட்டினியா இருப்ப? அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஒரு சில நாள்ல வந்து நான் அந்த இட்லி மதியம் கட்டிகிட்டு போவேன்ல அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். மத்த பிள்ளைங்கலாம் வந்து அப்படி சாப்புடுங்கல்ல? நான் எனக்கு அது தொறக்கவே அந்த டிஃபன் பாக்ஸை தொறக்கவே <chuckles> எனக்கு வந்து அசிங்கமா இருக்குமா, அதனால தொறக்கவே மாட்டேன். வெளியில போயி வேடிக்கை பார்த்துட்டு இந்த மாதிரி, அப்படியே நேரத்த ஒட்டிட்டு வந்துருவேன். பாத்ரூம்லாம் போயிட்டு நேரத்த செலவிட்டு சாப்ட்ட மாரி அப்படியே வந்துருவேன். அந்த மாதிரி தான் ந
ஆ. ஆ. ஆ. ஆமா. ம். ஆ. கண்டிப்பா. ம். உ உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில வாழ்ந்துருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா சிலவங்லாம் அது வந்து அனுபவிச்சா தான் தெரியும். அது எல்லாமே நம்ம வந்து ஆ.
ஆமாங்க. ரொம்பவே ம். கண்டிப்பாங்க. அதே மாரி ஒரு நாளுங்க, அதேமாரி நான் இட்லி எங்க அம்மா அன்னைக்கு வந்து அதிசயமா வந்து தோசை ஊத்தி குடுத்தாங்க. நாங்க காலையில வந்து சட்னி கூட அறைக்கல. நான் பூஸ்ட்ட தொட்டு தின்னுட்டு போயிட்டேன், நானு. மதியம் உணவு ஏதோ ஆமாங்க. மதியம் சாப்பாடு வந்து சாப்பாடு இல்ல, அந்த தோசை தான். அத நான் மறந்து வச்சிட்டு போயிட்டேங்க. அப்போ வந்து மதியத்துல நான் சாப்பிடவே இல்ல, மதியம் வந்து இந்த லஞ்ச் பெல் அடிக்கும்ல, அப்போலாம் சாப்பிடல. நானும் வாசலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், யாராவது கொண்டு வந்து தருவாங்களா தருவாங்களான்னு. தரவே இல்ல! அப்புறமேட்டு இந்த மதியம் வந்து, அதுக்கும் மேல வந்து ஒரு இடைவேளை வரும் பார்த்தீங்களா?
ஆ. ஆ. ஓ! அப்படிங்களா! ஆ. ஆ. ம். ஆமா.
அப்ப வந்து எங்க அப்பா கொண்டு வந்தாருங்க. நான் ஆசையா ஓடியாந்தேன். "அப்பா நம்மக்கு சமச்சு கொண்டு வந்துருக்காங்க, இன்னைக்காவது சாப்பாடு வந்துரும்." அப்டின்னு வேகமா போறேங்க. அப்ப தொறந்து பாக்குறேன். அப்பயும் அதே காஞ்சு போன தோச, காலைல சுட்டது. எனக்கு வெறுத்துட்டேங்க, நான் வந்து தொடவே இல்ல. அதை மூடி வச்சிட்டு, அப்டியே வீட்டுக்கே கொண்டு போய்ட்டேன் நானு. இது எதுக்கு அதே
ம். உண்மையாலுமே நீங்க சொல்லும்போதுதான் வந்து நம்ம படத்தில பாத்துருக்கோம். ஆனா இது மாரி நம்ம கஷ்டப்பட்டு, வாழ்க்கையில இது மாரி பண்ணும்போது, வ அதெல்லாம் மறக்கவே முடியாதுல்ல, சின்ன வயசுல நடந்தது.
ம். கண்டிப்பாங்க, இப்ப வரையுமே நான் பாருங்க, ஞாபகம் வச்சு வந்து, நான் உங்கள்ட்ட சொல்றேன் பாருங்க. அது எனக்குமே, இன்ன வரையுமே, எனக்கு அது தாக் பெரிய தாக்கமா தான் இருந்துச்சு. அப்ப நான் நெறைய போயி இந்த லீவெல்லாம் வரும் பாருங்க, அப்பலாம் சுத்தமாவே சமைக்கிறதோ, இந்த மாரி காசுமே ரொம்ப இதா இருக்கும். அப்போ வந்து, எங்க வீட்ல நான் அப்படியே பட்டினியாவே நெறைய நானும் எங்க அண்ணன் நெறைய நாள் எங்க அண்ணேனாவது, ஒரு சில நாள் வந்து வெளில போவான். அது பசங்க குடுப்பாங்களா, என்னான்னு தெரியாது. ஆனா நான் வீட்லயே இருப்பேன். நான் எங்கயுமே போமாட்டேனா, பட்னியாவே இந்த ரோட பாத்துக்கிட்டே நிப்பேன். "எதாவது, எங்க யாராவது வரமாட்டாங்களா? தரமாட்டாங்களா?" அப்படின்ற மாதிரி. இப்போ 2 வா ம் இந்த ஸ்கூலுக்கு படி பள்ளி படிக்கிறப்போ, இந்த 2 வாகு சீவு எடுத்து, தலை சீவுவோம் பாருங்க. அதுவும் கூட வந்து, யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. நான் குடுகுடுன்னு 7:00 மணிக்கே போயிட்டு, யாராவது வீட்லருந்து வெளில வாங்க வ வருவாங்க, அப்டின்னு சொல்லிட்டு, வெளியில நிப்பேன். அப்போ யாராவது குப்ப கொட்டிட்டு வருவாங்க. அவுங்கள்ட்ட போய் வேகமா இந்த முன்னாடி வாகெடுத்துடலாம், பின்னாடி எப்படி வாகெடுக்கிறது? அது தெரியாதுல, அவுங்கள்ட்ட போய் வாகு மட்டும் எடுத்துட்டு, நானே தல சீவிட்டு, இந்த மாரி பழக ஆரம்பிச்சிட்டேன்.
ம். ம். ஆ. ம். ஆமாங்க. ம். கண்டிப்பா. ம். இப்ப நீங்க வாழ்ந்த இடம் வந்து எப்படீங்க? இது வந்து நகர வாழ்க்கையா? ம்.
அப்படி தான் வந்து 1 நாள் நகரம் நகரம் தாங்க! நகரம் தான். இது கிராமம்லாம் கெடையாது. நகர வாழ்க்கைதான். அப்படியுமே வந்து, ஆனா இப்படி தான் இருந்துச்சு. என்னா பண்ணுறது? அப்பதான் வந்து எங்க அம்மாச்சி வந்து 1 நாள் வந்து என்ட்ட சொன்னாங்க, "நீ வந்து எ வயசு பிள்ளையா இருக்க. நீ இப்படியே வந்து சாப்பிடாம, கொள்ளாம இப்படியே இருப்பியா? அப்படீன்ற மாதிரி. ஏன்னா, எனக்கு நெறைய மயக்கம் போட்டு வுழுவுற பழக்கம் வேற இருக்குது. இந்த ம் வ வயதுக்கு மு
ம். ஆ, ஆ. ம். ஆ, ஆ. சாப்பிடலன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்களா?
சாப்பிடணும்ன்னு இல்லைங்க. இந்த மாதவிடாய் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மயக்கம் போட்டே வுழுந்துருவேன். நெறைய வாட்டி பள்ளியிலேருந்தே மயக்கம் போட்டு உழுந்து, மண்டையில மண்ட ஒடைஞ்சு, ரத்தம் பொலபொலன்னு ஊத்தி, கட்டல்லாம் போட்டுக்கிட்டேங்க. அந்த அளவுக்கு வந்து எனக்கு மயக்கம் வரும். ஏன்னா ரொம்ப வீக்கா இருப்பேன்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி.
ஆ. ஆ. ஓ! புரியுதுங்க.
அ அந்த மாதிரி. அப்பதான் வந்து எங்க அம்மாச்சி வந்து 1 நாள் வந்து சொன்னாங்க, என்னைய கூப்ட்டு. இந்த மாதிரி நீ பட்டினியா எவ்வளோ நாளைக்கு இருக்கலாம்ன்னு இருக்க? அடுத்தவங்களே வந்து அம்மாவையே நீ வந்து நெனைச்சுக்கிட்டே உட்காந்துருப்பியா? அது சாப்பாடு குடுக்குமா குடுக்காதான்ட்டு? வீட்ல ஏன் இப்படி ஜாமான் இல்லையா? அத குக்கர் எடுக்குற, அரிசிய போடுற, பருப்ப போடுற, உப்ப போடுற அத வேக வச்சு அதக்கூட நீ சாப்பிட்டு போயிரலாமே. எதுக்கு நீ இந்த மாரி பட்டினியாவே கெடக்குறன்னு, எங்க அம்மாச்சி அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாங்க. அன்னைக்கே வந்து நா வந்து முயற்சி பண்ணி பார்த்தேன். அது முதல் நாள் கொஞ்சம் சொதப்பலா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம பசி போகணும்ல்ல? அதுக்காகவாவது நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் அடுத்த நாள்லருந்து நா வந்து அ சமைக்க கத்துக்கிட்டே இருந்தேங்க. ஒவ்வொருத்தவங்க பக்கத்து வீட்லலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டேன். "இந்த மாரி எப்படி சமைக்கணும்?" இந்த மாதிரி அவங்களும் நெறைய விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லுவாங்க. அப்பருந்து நல்லா கத்துக்கனேங்க, ஒரு 9வதுலேயே நா வந்து நல்லா வ சமைக்கவே ஆரம்பிச்சிட்டேங்க.
ம். ம். ம். அப்டீங்களா! அதாவது சின்ன வயசுலருந்து, ஒரு எதிர்பார்த்து, ஒரு விஷயம் நடக்கலன்னு, அதை நீங்களே உருவாக்கி, கத்துக்க ஆரம்பிச்சுட்டீங்க.
ஆமா. ம். அதேதான். அப்பிடிதான் ஆச்சு. அது அப்புறமேட்டு நாளடைவுல பாத்தீங்கன்னா வந்து, அ நல்லா தான் அப்ப நான் எல்லாத்துக்குமே நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். 4 பேருக்குமே வந்து சாப்பிடட்டும், "நான் ஏன் பட்டினியா இருக்கணும்?" ஏன்னா, நம்ப பட்டினியா இருந்தா, அவுங்களும் பட்டினியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த மாரி, 4 பேருக்குமே நான் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். எங்க வீட்ல வந்து, இந்த சொன்னேன்லங்க, முன்னாடி வந்து, பட்னி அந்த மாரி போடுவாங்கன்ட்டு. இரவு வருவாங்க. இரவு ஒரு 11:30 மணிக்கு தான் வருவாங்க. வந்துட்டு, அவுங்க சமைக்கிறதே 12:00 ஆயிரும் ஒரு சில நேரத்துல 12:30 ஆயி நாங்க தூங்கிட்டு இருப்போம். அப்போ உக்காந்து எழுப்பி எங்களுக்கு அப்போ ஊட்டுனா, நம்மளுக்கு எப்படி? தூக்கம் முக்கியமா? அந்த நேரத்துல சாப்பிடுவோமா?
ஆ. ம். ஆ. அருமைங்க! ஆ. ஆமா, அந்த பசியே போயிடும், அந்த நேரத்துல.
அ அப்படி தாங்க பண்ணுவாங்க. எங்களுக்கு கூட கடுப்பா இருக்கும், கோவமா வரும். ஆனா அப்பா அம்மான்ற
எப்பிடி வீட்ல நீங்க தனியா இருப்பீங்களா? இல்ல, அம்மாச்சி இருப்பாங்களா, கூட?
ஆஹ்ம் இல்ல, இல்ல. 4 பேரு தான். அம்மாச்சி, சித்தி, பெரியம்மா இவுங்கலாம் வந்து, பக்கத்துல தான். ஒரு 2, 3 வீடு தள்ளி தான். இருந்தாலும், அவுங்க கிட்டேயே போய் இப்போ இந்த மாரி சாப்பாடுலாம் இருந்துச்சுனா, நான் வந்து போலாம், ஒரு உரிமையா. இந்தமாரி, நான் பட்டினியா இருக்கப்போ, அவுங்களுக்கே சங்கடமா இருக்கும்ல! அவுங்கள்ட்ட நம்ம என்னமோ எதிர்பாத்து நிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, நான் வந்து போமாட்டேங்க, வீட்லயே தான் இருப்பேன்.
ம். ம். கண்டிப்பா அப்டித்தான் இருக்கும். ஏனா எதிர்பார்த்து போற மாரி. நம்பளுக்குள்ளயே, உள்ளுக்குள்ள ஒரு மாரி ஒரு ஒரு உறுத்தலாவே இருக்கும். நம்ம போலாமா, வேணாமா அப்படின்னு.
ம். கண்டிப்பாங்க. அ. அதேதான், <chuckles> அப்படிதான் இருந்துச்சு எனக்கும். அப்படியேதான் போச்சு. க பள்ளி முடிச்சேன். அதேமாரி கல்லூரியும் முடிச்சேன். அந்த மாரி நல்லாதான். எல்லாத்துக்குமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்ட்டு, வேளா வேளைக்கு செஞ்சு வச்சுருவேன். எனக்கு கல்லூரி முடிச்சு ஒரு நல்ல வேலை வந்து கெடச்சுதுங்க. ஒரு சென்னை மாநகரத்துல.
ஆங்.
அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா. நல்ல வேலை, நல்ல ஊதியம் தான் இருந்துச்சு. அப்ப இன்னும் எனக்கு மொதல என்ன தோணுச்சுனா, நம்ப இப்போ போய்ட்டோம்னா, இந்த வீட்ட விட்டு போய்ட்டோம்னா, அப்பா வந்து பட்டினியாயிருவாரே, அப்படின்னு நான் நெனைச்சேன். ம். அதுக்காகவே நான் அந்த வேலையவே விட்டுட்டேங்க. நான் வேலையே நான் போவே இல்ல. அதுக்கு ஆனா எங்க வீட்டுல அவ்ளோ பேச்சு. என்னா பேச்சு இல்ல. அந்த பேச்சு இல்ல. ஆனா அவங்களுக்கு இன்னவரையும் தெரியாது. நான் இதனால தான், வேணாம் அப்படின்னு போக தவிர்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஆனா எங்க அப்பா பட்டினியாயிர கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த இதுலயே வந்து போகாமவுட்டுட்டு, நான் இருக்கிற அந்த எங்க ஊர்லயே வந்து நம்ம பார்த்துக்குவோம், எதுவா இருந்தாலும் சொல்ட்டு. அங்கயே, ஒரு நல்ல வேலையும் கிடைச்சுதுங்க அங்கயும். அதான் ஊதியம் வந்து கொஞ்சம் கம்மி, ஆனா வந்து ந அந்த தகவல் நுட்பம் இந்த மாரிலதான் கெடைச்சிது.
ஒ! கண்டிப்பா அந்த யோசன இருக்கும். ஆங். ஆங்.
அ அந்த ஷிஃப்ட் வைஸ் போவோம்ல? அந்த மாரிதான் இருந்துச்சு. நான் அப்பயுமே வந்து அந்த நேரத்துல எனக்கு ஷிஃப்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப காலையிலலாம் 5 1/2 மணி, 6 மணிக்கு நான் வந்து அங்க வந்து இது வைக்கணும்.
ஆ.
அ அப்டி பார்த்தீங்கன்னா, கால்ல கூட யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. நான் பாட்டுக்கு அந்த கால்ல எந்திரிப்பேன், போவேன். நைட்‌டு அந்த பயிர ஊற வச்சு, கால்ல அந்த குக்கர்ல விசில வுட்டுட்டு, அத கட்டிட்டு போவேன். டெய்லியுமே அதான் கட்டிட்டு போவேன். இப்பயும் பார்ப்பாங்க, ஆனா, ஏன் அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வரமாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல <chuckles> இன்னவரையும். எங்க அம்மாக்கு தான் சொல்றேன். ம்.
அதாவது நீங்க சின்ன வயசில அவங்க 2 பேரும் வேலைக்கு போய்டுவாங்க. உங்களுக்கு சாப்பாடு குடுக்காம. இரவு நேரம் 12 மணிக்கு வருவாங்க. ஆனா, இந்த விஷயம் மாறி, நீங்க அவங்களுக்கு சமைச்சு குடுக்கறதுக்காக உங்க வேலையை உட்டீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தானே.
ம். ஆமாங்க. அத எங்க அப்பா எங்க அப்பா வந்து எனக்கு ரொம்ப புடிக்குமா, அதனால என்னால வந்து எதுவும் பண்ண முடியல. ஆனா வந்து, எனக்கு வந்து கெட்ட பேர் என்னன்னா? "உனக்கு என்ன திமிரு?" அப்டின்னு என்னைய வந்து தப்பா வந்து அவங்க நெனைச்சுக்கிட்டாங்க.
ஆ அ. ஆ. அத வந்து சொ உங்களுக்காக தான் பண்ணுன்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்டி சொன்னாலும் நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போங்கம்மா நான் பார்த்துப்பன்னு தான் சொல்லுவாங்க.
அ. ஆ. அது நமக்கு எதுக்கு தியாகிப்பட்டம்லாம். <chuckles> ஆமாங்க அதேதான். அப்டிதான் நடக்கும். அதனால நான் எதுவும் வெளிக்காட்டிக்கில. அப்படிதான் போச்சு. நான் அவங்க வேள வேளைக்கு சாப்பாடு அவரு குடுக்கணும். பசியா பசி இந்தமாரி நம்ப தான் அனுபவிச்சோம். அவருக்கு வந்து இது இப்ப வேணா. வயசாக வயசாக அவங்களுக்கு சாப்பாடு தேவ அப்டின்னு நான் நெனச்சு, இந்த யாரையுமே நான் எதிர்பார்க்கவே மாட்டேங்க. காலையிலேயா இருக்கட்டும், மதிய வேளையா இருக்கட்டும், இரவா இருக்கட்டும், அவங்க வரத்துக்குள்ளே டான் டான்னு நான் வந்து சமைச்சு வச்சுருவேன். ம்.
இப்பங்க, இப்ப நீங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அதனால ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க. ஆனா, இப்பயும் வந்து இப்ப உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு நம்புறேன். திருமணம் ஆயிட்ட பிறகும், நீங்க இப்பயும் வந்து அந்த மாரி குடும்பத்தில வந்து எல்லாமே சாப்பாடு, உணவு முறை எல்லாமே நான் தான் பார்த்துக்கிற மாரி மாறிட்டீங்களா?
ம். ஆமா. இல்லங்க, இப்ப வந்து நான் திருமணம் ஆனவொனே இப்ப நான் கணவர் வீட்டுக்கு தானே வரணும். அப்பவே எனக்கு ஒரு நா
ஆமா. அது தான். கணவர் வீட்லதான் சொல்றேன் நானு. அங்க அந்த வீட்ல வந்து, இந்த புகுந்த வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த எடத்தில வந்து நீங்க எல்லாமே உணவுகள நீங்க தான் பாத்துக்குறீங்களா, எல்லாமே?
ம். ஆமா. ஆமாங்க, வேற வழி இல்லையே, இப்ப நானும் கணவரும் மட்டும் தான் இருப்போம். அவரு அவருக்கு பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா வ அதுல அதுக்குள்ளேயே நான் வுட்டுருவேன்ற ஒரு பயத்திலேயே, அத வந்து நெருங்க மாட்றாரு. அப்பிடிதான் அவரு வந்து வேலைய பார்த்துட்டு இருக்காரு. அது நானும் வாய விட்டே சொல்லிட்டேன். இந்த மாரி வேணும் அன்னைக்கு ஒரு நாள்லாம் ஒரு பிரியாணி மட்டன் பிரியாணின்னு பண்ணாங்க. அவ்ளோ அருமையா இருந்துச்சுங்க! நானே ஷாக். நான் கூட இப்டி பண்ண மாட்டேனே! எவ்ளோ சுவையா பண்ணி. எல்லாம் அந்த யூடியூப். நானும் எனக்கும் இந்த, எனக்கு சாவ அசைவமே பிடிக்காதுங்க. நான் சாப்பிட்டதே கெடையாது. எனக்கு அத பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குமா, அதனால நான் சாப்பிடவே மாட்டேன். இவருக்காக தான் நான் மெனக்கெட்டு, அத வாங்கிட்டும் வந்து அதையும் கழுவி, அதுக்கும் இவரு வந்து, இதெல்லாம் சாப்பாடு சமைச்சுலாம் குடுப்பேன். அப்ப நான் இவ்ளோ மெனக்கெடுறேன்ல? அப்ப நீ எனக்கு கொஞ்சமாவது மெனக்கெடனுந்தானேன்னு நான் வாய விட்டும் கேட்டேன். ஆனா, அவரு பண்ண மாட்றாரு, வேணுக்குமே. நான் அதுக்குள்ளேயே விட்டுருவேனாம், அது ஒரு பயம்.
ஆமா. ம்ஹ்ம். ஆங். ஆ, ஆங். ஆ, ஆங். ஆம். ஆமாங்க. அது சில பேரு வந்து அந்த பயம் இருக்கும். நான் கூட எங்க வீட்ல சேமியா நல்லா செய்வேன். ஆனா அது ஒண்ணு மட்டும் தான் ச ஆமாங்க.
<laughs> ம், ம். சேமியாவா? <laughs> அ.
ஆனா அதுக்குன்னு எப்போ வீட்ல சேமியா வாங்குனாலுமே, என்ன தான் செய்ய வைப்பாங்க. அவங்க நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, "பரவாயில்ல நீ வந்து செஞ்சுட்டு போ. நீ செஞ்சா நல்லாயிருக்கும்." இது வந்து நெறைய உள்ளர்த்தம் இருக்குன்னு நெனைக்கிறேன்.
<laughs> அடேங்கப் <laughs> அ ஏன்னா சுலபமா பண்ணக்கூடிய விஷயம் வந்து, சி நல்லா பண்ணிடலாம்னு அந்த சுலபமான ஒரு உணவ பண்ணிக்கிட்டிங்கன்னு நெனைக்கிறேன். ஏன் பிரியாணி இந்த மாதிரி கத்துக்க வேண்டியது தானே!
இல்லங்க, அதுக்கப்புறம் பிரியாணி நம்பள ஆக்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம், வந்து வேணாம் இது வந்து நெறைய உளார்த்தம் இருக்கு. இந்த ஒரு இழ செய்யடா அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. நீ நல்லா செய்வேன்னு அர்த்தம் இருக்கு. இது ரெண்டு விதமா நம்ப எடுத்துக்கலாம்.
<laughs> சரி, சரி. ம், ம், புரியுது.
ம், ம்.
இந்த மாதிரி தாங்க என்னோட சிறு வயதுல இவ்வளவு ஒரு மோசமான அதான். இது எவ்ளோ, அதுலேருந்தே வந்து யாருமே பட்டினியா போடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு, இன்ன வரையுமே இருக்கு. நா வந்து அந்த இத வந்து அனுபவிச்சிருக்கேன் இல்லையா? அத யாருமே பட்டுட கூடாதுன்ற ஒரு எண்ணம் இப்ப வரையுமே இருக்கு. என்ன பண்ணுறது? <chuckles> ம்.
ரொம்ப அழகா சொன்னீங்க. அதேமாதிரிங்க, நீங்க ஆரம்பத்துல சொல்லும்போது என்ன சொல்ல வரீங்கன்றதே எனக்கு யோசனையே இல்ல. ஏன்னா, நம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். அதுலேருந்து நீங்க எப்படி வந்து இவ்வளவு தூரமா வந்திருக்கீங்கன்னு வந்து நானும் யோசிச்சேன். ஆனா, நீங்க ஒரு ஒரு ஒரு பெரிய விஷயத்த அழகா சொன்னீங்க. எப்படின்னா, நான் பட்ட கஷ்டத்த மத்தவங்க யாரும் படக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. அது உண்மையாலுமே அந்த மனசு யாருக்கும் வராது. அதுங்க வந்து உங்க அப்பா, அம்மா உங்கள விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அப்படி இருந்தா கூட அப்பாவுக்காக ஒரு காலகட்டத்துல வேலையே விட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு நினைச்ச மனசு இருக்கு பாருங்க. அது உண்மையாலுமே வந்து பெரிய மனசு. அதேமாதிரி, அந்த சின்ன வயசுல நீங்க இவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டு ஒண்ணு நல்லா சமைக்கணுன்ற ஒரு விஷயத்த தாண்டி யாரும் நம்பள மாதிரி பட்னி போடக்கூடாது. அப்படின்ற ஒரு விஷயத்த அழகாகவே சொன்னீங்க. உண்மையாலுமே நீங்க சொல்லும்போது, உண்மையாலுமே மெய் சிலுத்துச்சு எனக்கு. அதேமாதிரி உங்கள்கிட்டேந்து நெறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். எப்பயுமே வந்து கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க. அதுக்கான தீர்வும் உங்கள்கிட்ட தான் இருக்கு. அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட பேசினது, நான் ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றேங்க. ரொம்ப நன்றி.
ம். ஆமாங்க. மிக்க நன்றிங்க.